கண்டிப்பாங்க, என்ன கேட்டா, முன்னாடிலாம் கூட நெறையா பேர் வந்துட்டு, இந்த மாரி, சர்ச்சுக்கெல்லாம் மாத்தி போயிட்டிருந்துருப்பாங்க போல. இப்ப இருக்கிற குழந்தைங்கள், இப்பலாம் வந்துட்டு, பள்ளியிலயே வந்துட்டு, இந்த கன்சர்ன்ட் அய் யய் அப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரதானமாக்கப்பட்டதலருந்து, அ நெறைய குழந்தைங்க அப்டியே மாத்தி மாத்திக் ஆ, ஆமா. அவுங்களோட வேற மதம் குழந்தைங்க கூட வந்துட்டு, சர்ச்சுக்கு போறதோ, கோயிலுக்கு போறதோ, அதெல்லாம் வந்துட்டு, என்ன கேட்டா கொறஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளலாம் விட்டுட்டாங்க. இந்த காலையில
இல்ல, எனக்கு தெரிஞ்சு, அது கொறஞ்சா மாரி இல்ல. ஆனா, என்னான்னா, இப்போ கொஞ்சம் எ ரொம்ப பிரிவினைய வந்து தூக்கி அந்த அவுங்க ஒரு சில அரசியல் ஆதாயத்துக்காக வந்து தூக்கி வெச்சுட்டாங்கன்னு தான், நான் சொல்லுவேன். அது அந்த மாரி தான், நான் பாக்கிறேனே தவிர இது மாரி கிடையாது. ஆனா என்னங்க? நம்ம இது மதம்ன்றது என்னாதுங்க? நம்ம வ வழிபட்ற முறை தான் மாறுமே தவிர, ஆண்டவன், ஆண்டவன் தானே. கடவுள், கடவுள் தானுங்க.
கண்டிப்பா. மனுஷன் வச்சது தான். ஆமா. கண்டிப்பா. அந்த நம்பிக்கையே, நம்பிக்கை தானே.
ஆன்மீகம், ஆனு ஆன்மீகம் என்ன சொல்லுது? மனிதத்துவம் சொல்லுது! அன்ப சொல்லுது!
கண்டிப்பா.
அது அது எங்கெல்லாம் வந்து இருக்கோ, அது எல்லாமே வந்து நல்ல ஒரு இது தான். ஆண்டவன் என்னது? உன்னொருத்தன போய் அடின்னு சொல்லமாட்டாரு.
எப்பயுமே சொல்ல மாட்டாருங்கறதுதான் உண்ம.
தவற தட்டி கேளுன்னு சொல்லுவாரே தவிர, உன்னொருத்தன போய் அடின்னு சொல்ல மாட்டாங்க.
ஆமாங்க. ஏன்னா
அன்பு செலுத்துன்னு தான் சொல்லுவாங்க.
நெஜமாங்க. அப்படிதான் வந்துட்டு நிஜமாலுமே வந்து அது, நடக்குதுங்கிறது கூட, வந்துட்டு எந்த ஒரு கெடுதலையுமே வந்துட்டு, அம் இப்போ பைபிளோ, குரானோ, கீதையோ வந்து சொல்லி தரது கிடையாது. "நீ வந்து ஆக்ரோஷமா இரு"
நாமளா அதை வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு பண்றதுதாங்க.
ஆமா, ஆமா ஆமா. கண்டிப்பா.
அதுதான். அந்த ஒரு விஷயங்கள்ல தான், அத மாத்தறதுக்கு, நமக்கு அந்த ரம்யத்த கொண்டு வரத்துக்குத் தான், இந்த இசையில வந்து கொண்டு வராங்க. விழாக்கள்ல எதுக்கு பாடல்கள் போடுறாங்கன்னா இந்த மாரி, ஒரு குரோத உணர்ச்சிலாம் வராம, மன மனசுல வந்து ஒரு சாந்தமான ஒரு விஷயம் வரணும். அந்த நி நி நினைப்பில வந்து பக்தி மட்டும் தான் இருக்கணும்ன்றதுக்காக தான், ம அந்த ஆன்மீக விழாக்கள்ல வந்து, நமக்கு வந்து, இந்த பாடல்களப் போட்றாங்க. இசைன்ற ஒரு விஷயத்தக் குடுக்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அ நீங்க இந்து கல்யாணங்கள் போயிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்.
ஆ.